இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்பிடின்றமாரி தான் சொல்லலாங்க. ஆ சின்ன கொழந்தைகள்ல இருந்து பெரிய வயசானவங்க <snorts> வரைக்குமே, எல்லாருக்குமே அந்த போன் இல்லாம இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு ஈர்ப்ப வந்து இந்த ஃபோன் கொண்டு வந்துருச்சு அப்பிடின்றமாரியே சொல்லலாம். ஆ அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தில வந்து இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்துக்கிட்டுருக்கு. ஒரு பெரிய பாதிப்ப குடுத்துட்டுருக்கு அப்பிடின்றமாரி தான் சொல்லனும். அந்தமாரி உங்களுக்கு எதுவும் உங்க குடும்பத்தில எதுவும் பிரச்சனை இருந்து அந்த மாரி ஏதாவது கருத்து இருக்குங்களாங்க?
ம். ஆ. ம். ஐயோ! ஒரு பிரச்சனன்னு சொல்ல முடியாதுங்க. பல பிரச்சனை இருக்கு. <laughs>
<laughs> கண்டிப்பா இப்ப அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லார் வீட்லயும். <chuckles>
ஆமாங்க. உண்மையிலே அதாவது நான் வளர்ந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ம், இந்த வயர் நம்ம இந்த இது நம்பரு அ ரோல் பண்ணி பேசுவோம் பார்த்தீங்களா? அ வ கூட இருக்கும்ல தொலைபேசியா அது. அ அதுதான் என்னோட காலகட்டத்தில இருந்ததுங்க. நான் அ அதுலயே தான் பேசுவோம். அதுல தான் நம்ம வந்து அதுவும் வந்து எல்லார் வீட்லயும் இருக்காது. <clears throat> எதாவது அந்த அந்த ஒரு தெருவு இருக்குனா, அந்த தெருவுல ஏதாவது ஒரு வீட்ல தான் இருக்கும். இல்ல அப்பிடினா, பக்கத்தில மளிகை கட இல்லன்னா அந்த எஸ்டிடி கால்னு சொல்ட்டு, ஒரு கடையே வச்சிருப்பாங்க இல்லேங்களா? அங்க போய் பேசுறமாரி தான் ஒரு சூழ்நெல இருக்கும். ஆ அந்தமாரி நம்ம ரேரா எப்பயாவது நம்ம உறவுகள்கிட்ட முக்கியமா பேசியே ஆகணும். ஒரு முக்கியமான தகவல சொல்லியே ஆகணும். அப்பிடிங்கிற ற அ ஒரு கட்டாயம் வரும்போதுதான் நம்ம அந்தமாரி கடைகள்ல போயிட்டு, அந்த தொலைபேசி மூலமா அவுங்ககிட்ட நம்ம பகிர்ந்துப்போம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அப்பிடி இல்ல. நம்ம கைக்கு எட்ன தூரத்தில இல்ல. கைக்குள்ளேயே இருக்காங்கன்னே சொல்லலாம். <laughs> அ அதுதாங்க. அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்பிடின்னு ஒன்னு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அது எல்லார் வீட்லயும் அ எல்லார்கிட்டேயும் இருக்குன்னு சொல்லலாம். அ ஒ வீட்ல ஒருத்தர்ட்ட மட்டும் இல்ல, அந்த வீட்ல தாத்தா, பாட்டியா இருக்கட்டும். அம்மா, அப்பாவா <snorts> இருக்கட்டும், அந்த பசங்களா இருக்கட்டும். எல்லாருக்குமே இப்ப 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் கையிலயும் அந்த மொபைல் இருக்கு. அ, அ அந்த பிரச்சனை என்ன அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட குழந்தைகள் கிட்டருந்து தான் அத நான் பெரிய பிரச்சனையாவே பார்க்குறேங்க. வீட் ம் வீட்டுக்கு அ வரும்போதே, அ அவுங்க பள்ளி முடிஞ்சு வரும்போதேன்னு அந்த "என்னம்மா! எங்கம்மா! என்னோட மொபைல் எங்கம்மா? நான் ஏதாவது பார்க்கணும், வீடியோ பார்க்கணும்" அப்பிடின்றமாரி ஒரு அழுத்தத்தோட தான் நமக்கு வீட்டுக்குள்ளேயே நொழையிறாங்க, இல்லேங்களா? ஆ.
ஆமா, ஆமா, ஆமா ம். ஆமா, ஆமாங்க. ஓ சரி. ஆமா கண்டிப்பா. ஆமா. ஆமா, ஆமாங்க. ஆமா. ஆமா, ஆமாங்க. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா அதான் உண்மை. <laughs> ஆமா. <laughs> ஆமா, ஆமா. ஆ. சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ஸ்கூல் விட்டு நம்ப வந்த காலத்திலல்லாம், "அம்மா நான் இத படிச்சேன்" "அம்மா இல்லன்னா, எனக்கு பசிக்கிதும்மா அம்மா" அப்பிடின்னு கேட்டுட்டு வந்து போன காலம் போயி, இப்ப "அம்மா ஃபோன குடுன்ட்டு" ஒரு ஒலி எழுப்பிக்கிட்டே வர்றமாரியே வருவாங்க. அதெல்லாம் ரொம்பவே நமக்கு டென்ஷன் தான் ஆகும் அப்பிடின்னு சொல்லலாம். <snorts>
ஆ. ஆ. ஆ. ஆ. <laughs> <inhales> ஆமாங்க. அதுவும் பார்க்க ஆரம்பிச்சா, ஒரு டைம் லிமிட்டே இல்ல அவுங்ககிட்ட. அவுங்க பாட்டுக்கு எதா ஒன்னு ஊறிட்டின்னா கைய அப்பிடியே உருண்டுகிட்டே இருக்கு. அதுவும் போய்க்கிட்டே இருக்கு. ஆ வந்ததையுமே நம்ம வந்து மொதல்ல நம்ம உடைய மாத்தணும். அ நம்மள வந்து சுத்தமா வந்து சு-சுத்தம் பண்ணிக்கணும். அ ஃப்ரெஷ்ஷாகணுன்ற ஒரு மைண்ட் செட் இப்ப எந்த கொழந்தைகளுக்குமே இருக்கிறது இல்லேங்க. வீட்டுக்கு வந்துமே "பேக்க போட்டம்மா" அந்த மொபைல தூக்கி வச்சுட்டு அப்பிடியே உக்காந்தாமான்னு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆனாலும், நம்ம இந்த பக்கம் கத்திக்கிட்டே தான் இருப்போம். எவ்ளோதான் கத்தினாலும், <snorts> அதில ஒரு அள ஒரு சின்ன அளவு கூட அவுங்க காதுல்ல போய் விழுந்துருக்காது. ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா கண்டி ஆமாம். கண்டிப்பா கண்டி கண்டிப்பா. ம்ஹம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஃபோன் வந்து ரொம்பவே சத்தம் கம்மியா இருந்தாலுமே, அது அவுங்களுக்கு காதில விழும். நம்ம ஒரு பெரிய ஸ்பீக்கர் செட்டே போட்டு கத்தினாலும், "அவுங்க அந்த காதில வந்து ஈயத்த காய்ச்சி ஊத்துனாலும் கேட்காதுனுவாங்க" பாருங்க. அந்த மாதிரி கேட்காது அவுங்களுக்கு.
ஆமாங்க. ஆ. <laughs> <laughs> <laughs> <inhales> கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> அ அது வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல எனக்கு வந்து அவுங்க சிறு குழந்தையா இருக்கும்போது, அது பெருசா தெரியலேங்க. "சரி ஏதோ சின்ன பசங்க வர்றாங்க, அ அவுங்க பாட்டுக்கு ஏதோ பார்க்கட்டும், சரி ரொம்ப நேரம் அவுங்க வந்து பள்ளிகள்லேயே இருந்துட்டு வர்றாங்களே!" அப்பிடிங்கிறதுக்காக அவுங்கள வந்து கொஞ்சம் அனுமதிச்சது, அ பிற்கால கட்டங்கள்ல வந்து
ம். ஆ புரியுது, புரியுது. ம் சரிங்க. ம்ஹ்.
பிற்காலகட்டங்கள்ல அது வந்து ஒரு பெரிய பாரமாவே எனக்கு மாறிருச்சுன்னே சொல்லலாம். ஆ.
கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த, அந்த தருணம் உங்களுக்கு எப்பிடி இருந்துச்சு? ஒரு கட்டத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இவுங்களுக்கு ஏன்டா ஃபோன நம்ப குடுத்தோம் அப்பிடின்ற ஒரு தருணம் இருந்திருக்கும்ல. அப்போ நீங்க, நீங்க என்ன நெனைச்சீங்க உங்க மனசுக்குள்ள?
அ. ஆ. இ இது என்னன்னா, எ என் என்னோட குழந்தைகள்கிட்ட இருந்த அந்த விளையாட்டுத்தனம், அ சுட்டித்தனம்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? குழந்தைங்கனாவே அந்த துருதுருன்னு இருக்குறது, பரபரன்னு இருக்குறது தான் அந்த குழந்தைங்கிறது. ஆ, ஆ, ஆமாங்க அது கொ கொஞ்ச காலகட்டத்தில என் குழந்தைகள்ட்ட நான் ப பார்க்கவே இல்லேன்னே சொல்லலாம். அ, ஏதோ ஒரு ரோபோமாரி ஆயிட்டாங்க. வ ஸ்கூலுக்கு போறோம், வந்ததுமே அந்த மொபைல் பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடிச்சா திட்டினா, அந்த புத்தகத்த எத்து எடுத்து படிக்கணும். அது படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷனோடயே படிக்கிறது. இதை முடிச்சிட்டன்னா, எனக்கு அத கொடுப்பியா? அ <laughs> அந்தமாரி ஒரு அடிக்ட் ஆனமாரி அடிமையாவே மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு. அ அதன் மூலமா என்னோட குழந்தைகள்ட்ட அ உடல் பாதிப்பும் பார்த்தேன். படிப்பளவுல அவுங்க மந்தநிலையையும் வர ஆரம்பிச்சது. அ அதற்கு அப்புறமா தான் இதோட ம் ஒரு பெரிய இது ஒரு அ பெரிய அச்சுறுத்தலாவே எனக்கு மாறிச்சுன்னே சொல்லலாம். ஆ, ஆ.
ஆமா, ஆமா. ஆமா. குழந்தைகளே அர்த்தமே அப்பிடின்றமாரி சொல்லாம். ம். ம். புரியுது, புரியுது. ஆ, புரியுது. போனது அ. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அச்சச்சோ! புரியுது, புரியுதுங்க. மாறிடுச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த நேரத்துல உங்க கணவர் வந்து எதுவும் அ பண்ணாதீங்க அப்பிடீன்றமாரி எதுவும் வலியுறுத்தல் பண்ண மாட்டாங்களா? இல்ல வீட்ல பெரியவங்க யாரும் எதுவும் சொல்லமாட்டாங்களா? ஏன்னா, நம்ப மட்டுமே கத்திக்கிட்டு இருந்தா, அவுங்க வந்து அந்த காதிலே மதிக்க மாட்டாங்க. நீ மட்டும் தானே கத்துற கத்திக்கிட்டே போ! அப்பிடின்றமாரி விட்டுருவாங்க.
<laughs> அ, ஆ, இந்த விஷயத்துல எனக்கு எ 2 குழந்தைன்னு சொல்லமாட்டேன். 3 குழந்தைன்னு சொல்லுவேன். அவரும் சேர்ந்தேதாங்க. அவரும் அலுவலகம் ஐயோ! ரொம்ப கஷ்டங்க. அவர பார்த்து தான் இவுங்க 2 பேருமே அதை பண்ணினாங்கன்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன்! அ. ஆ ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே, அவருக்கு வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுமா! இப்ப எதுவும் பேசாத, அப்பிடின்னு சொல்லிட்டு ஒ நாம டீ குடுக்குறமா, காஃபி குடுக்குறமா அந்த கிளாஸ கூட அவரு பார்க்க மாட்டாருங்க. அ அப்பிடியே இந்த கையில மொபைல் பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒண்ணு குடுத்தம்ன்னா, அத வாங்கி வாயில வச்சுட்டு குடிச்சிட்டு அத கீழ வச்சுட்டு. <laughs> அத அப்பிடியே தொடர்ச்சியா பார்த்துட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன்! ஒரு, ஒரு மணி நேரமாவது அ அத பார்த்தாதான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தியானம் பண்ண ஒரு இது கிடைக்கிற மாரி அவருக்கு ஒரு எண்ணம். <laughs> ஆமாங்க, அ சரி, அவர் வந்து ஆஃபீஸ்லருந்து வரார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அவரு பார்க்கட்டுமே! இருக்கட்டும். அப்பிடின்னு நான் விட்டது, அது என்னோட குழந்தைகள் மூலமா அந்த பாதிப்ப வந்து நான் பார்த்தேன். அ உணர்ந்தேன் அப்பிடின்னு சொல்லலாங்க.
ஓஹோ! கணவரும் சேர்த்தா? <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப ரொம்ப கஷ்டம். <laughs> ம். கத்துக்கிட்டாங்க. ம். சரிங்க, சரிங்க. <laughs> ஓ! சரிங்க, சரிங்க. <laughs> ம். புரியுது, புரி <laughs> மன சா மனஅமைதி, மனசாந்தி கிடைச்சமாரி, ஆ புரியுது, புரியுதுங்க. ம். உணர முடியுது. ம். கண்டிப்பா. அந்த நேரத்துல உங்களுக்கு எப்பிடி இருக்கும். ஐயோ! இவுங்க 2 பேருந்தான் கேட்க மாட்றாங்கன்னா, இவருமா? அப்பிடின்றமாரி, இப்போ வந்து, ஏன்னா அவர்க்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்பிடின்னம்போது, நம்மளுக்கு கோவமெல்லாம் அவுங்க மேல வராது. இவரு மேல தான் அப்பிடியே வர்ற அந்தமாரி திரும்பும்ல. அந்த நேரம் எப்பிடி இருக்கும். அவரு 2 பேருக்கும்! அதுனால ஒரு சண்டைகளோ! அ ஏதாச்சும் ஏற்பட்ருக்கா?
ம். ம். ஆ. ஆமாமா, கண்டிப்பா. <chuckles> ஆ. ஆ, அதெல்லாம் நிறையாவேங்க. எனக்கு அவ்ளோ ஆத்திரம் வரும். கைக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மொதல்ல இவர தான் அடிக்கணும் அப்பிடின்ற மாரி தோணும். <laughs>
<chuckles> <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லாருக்கும் எல்லார் வீட்டிலயும் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இவுங்களாலதான், அப்பிடின்ற மாரி இருக்குங்க ம்.
ஆமாங்க <chuckles> அப்பதான் நான் ஒரு ரீல்ஸ் பாத்தேன். அ அப்ப மொபைல்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா, அ வெளிநாடுகள்ல ஒ ஒரு அம்மா வந்துட்டு அவுங்களோட கணவர் வந்து கையில வந்து இந்தமாரி மொபைல் வச்சு பாத்துட்டுருப்பாங்க. அவுங்களுக்கு பக்கத்திலயே அவுங்க பசங்களும் வச்சு பாத்துட்டுருப்பாங்க. அந்த அம்மா வந்துட்டு முதல்ல அவங்க கணவர வந்து ஓங்கி 2 அடி வைப்பாங்க! <laughs> வச்சுட்டு கைய நீட்னமே, அவுங்க கணவர் வந்து கையில மொபைல வச்சுட்டு போயிடுவாரு. அதை பாத்து அடுத்து 2 குழந்தைங்களும் தன்னால கைல குடுத்துட்டு ஓடிடுவோம். "இது நல்லாருக்கே" அப்பிடின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து மொதல்ல இவர தான் நான் வந்து ஒரு கட்டுப்பாடோட வைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்! கண்டிப்போட இவருகிட்ட நிறைய நடந்ததுக்கு அப்பறமா தான், என் குழந்தைகள்கிட்ட ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. "ஐயோ! நம்ம அப்பாக்கே இந்த நிலமன்னா! வேணாம், வேணாம்! நம்ம இத பண்ணி நம்மளும் வாங்கி கட்டிக்க வேண்டாம்" அப்பிடிங்கிற ஒரு பயம். ஆ.
ம். சரி. ம். சரி. ஆ. <laughs> ஆ <laughs> அ குடுத்துட்டு போயிருவாங்க. ஆமா, ஆமா <chuckles> ஆ, சரி. சூப்பர், சூப்பரு. கண்டிப்பாலுமே. ஏன்னா, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு எடம் இருக்குல்லங்க. 1 பிள்ளைங்க நம்மகிட்டேருந்து கத்துக்கணும், இல்ல அவுங்க அப்பாக்கிட்டருந்து கத்துக்கணும்ன்றமாரி 2 விதம் தான் இருக்கு. நம்பள தவிர்த்து போறதுன்றது வேற விஷயம். அப்பிடிங்கம்போது, நம்ப, நம்பளுக்குள்ள இருக்கவங்கள்டருந்தே வருதுன்னம்போது, நம்ப உள்ள இருக்கவங்கள ஃபர்ஸ்ட்டு மாத்துனாதான், நம்ப அவுங்கள மாத்த முடியுன்றது ஒரு உதி உறுதித்தன்மையானது தாங்க <chuckles>
ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆ. அ <laughs> ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அ இது வந்து என்னோட குழந்தைகள் மட்டும் விட்டு வைக்கலேங்க. தலைமுறை பாகுபாடு இல்லாம நடந்ததுன்னு சொல்லலாம். எ என்னோட அ மாமனார், மாமியார் ஆகட்டும், அவுங்களுக்குமே இது ஒரு அ பெரிய இடையூறா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அ என்னோட மாமனார் வந்து அவ்வளவா எழுந்து நடக்க முடியாது. அ அவர்னால வந்து அ வெளி உலகத்தில வந்து அ அதிகமா அவர்னால அ த என்னது அது, ஒரு பழக்கம் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அவரோட உடல் அல் அ காரணமா அப்பிடியே கொஞ்சம் எ உக்காந்த நிலைமையில, படுத்த நிலமையில, அந்தமாரிதான் இருப்பாரு. அவருக்கு வந்து அதிகமா அந்த டிவி பார்க்கிறதுக்கு ஹாலுக்கு வர முடியல அப்பிடின்ட்டு, அவரும் இந்த மொபைல் வச்சுட்டே உக்கார்ற ஒரு சூழ்நிலை. பாத்தீங்கன்னா, ஆ, என்னோட குழந்தைகளுக்கு அடுத்து அவரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். <laughs> ஆ, எல்லா நேரங்களையும் அதையே வச்சுக்கிட்டு, அதையே உருட்டிக்கிட்டு அதாவது, அம் அது அந்த அ மொபைலுக்குள்ளேயே மூழ்கி, அதுக்குள்ள சந்தோஷம் ஆ தேடுறமாரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேரன், பேத்திலாம் வராங்க அப்பிடின்னா, அவுங்களோட பேசி சிரிக்கணும். அவுங்களோடு நிறைய கதை பேசணும். ஒரு தாத்தா, பாட்டியா நம்ம அவுங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள பகிரணும். அ நல்ல விஷயங்கள சொல்லி, அவுங்கள வந்து நல்ல வழியில எடுத்துட்டு போணும். அ வழி நடத்தணும், அப்பிடிங்கிற ஒரு பெரிய பொறுப்புலாம் அவுங்களுக்கு இருக்கு இல்லீங்களா? ஆனா, அ இந்த ஃபோன் மூலமா எனக்கு அது எல்லாமே தடைபட்டுச்சுன்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் <laughs>
ம், ம். அ, ஆ. சரி. ஓ! சரிங்க, சரிங்க. அ, ம். சரி. புரியுது, புரியுது. ம். சரிங்க, சரிங்க. ஆ, சரிங்க, சரிங்க. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. மூழ்கிட்டாங்க. ம். கண்டிப்பா. ஆமா. ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. வழி அ. ஆ, ஆமா கண் கண்டிப்பா, கண்டிப்பா. உங்களுக்கு உங்க நிலமையப் பார்க்கும்போது எனக்குமே, கஷ்டமா தாங்க இருக்கு. அதாவது ஒருத்தர் நம்ம வீட்ல் போன் நோண்டுனாவே நம்மளுக்கு கடுப்பாகும், அப்பிடின்னும்போது, உங்க குடும்பத்துல எல்லாருமே இப்பிடி தான் ஆயிட்டபோது, ரொம்பவே அக்கப்போரா தான் இருந்திருக்கும் உங்களோட நிலமைய அப்பிடின்றமாரி தான், ம்.
<laughs> ஆ <laughs> ஐயோ! உண்மையிலேங்க! நான் அப்பேலாம் அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒன்னு தான். இந்த மொபைல மட்டும் கண்டுபுடிச்சவன் என் கை கிடைச்சானா! அவ்ளோதான்! <laughs> இத கண்டுபிடிக்காமயே இருந்துருக்கலாம், ஆ.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல இப்போ இந் இந்த நிலைய மாத்தணுன்னு நீங்க எப்பிடில்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர மாத்த முடியாது. ஒருத்தர ஏன்னா எல்லாரையும் மாத்துனாதான் அந்த கொழந்தைங்கன்றது அவுங்க கடைசி கட்டம் தான். ஏன்னா எ என்ன சொல்ல வரணுன்னா, அ பெரியவங்க 2 பேருமே பாக்கும்போது இப்ப உங்க மாமனாருகூட, ஒரு பகல் நேரத்துல அந்த குழந்தைங்க இல்லாத நேரத்துல அதில இருந்து ஏதாச்சும் ஒரு கருத்தப் பாத்துட்டு அவுங்க வந்த பிறகு அந்த கருத்த சொன்னாங்கன்னாகூட, அது ஒரு நல்லதா தான் இருந்திருக்கும் அந்த எடத்துல. ஏன்னா, அப்பிடி இல்லாம அவுங்க ஃபோனே பாக்கிறது ஒரு ஒரு ஒரு வகையில ஒரு நல்ல ஒரு எ எடுத்துக்காட்டா கூட இருக்காது அப்பிடின்னம்போது. அந்த நேரத்துல நீங்க இவுங்களுக்கெல்லாம் புரிய வைக்கனுன்றதுக்காக என்னல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்க!
ம், ம். ஆமாங்க. ம். ம். ஆ. ஆமாங்க. ஆ. ம், ம். ஆ, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அது நான் என்னோட கணவருட்ட இருந்து தான், ஸ்டார்ட் பண்ணேன்னே சொல்லலாங்க. அ மொதல்ல வந்ததுமே அவர்கிட்ட இருந்து பேக்க வாங்குறனோ! இல்லயோ! மொபைல வாங்கிடுவேன் <laughs> வாங்கி வச்சுட்டு, "நீங்க மொதல்ல இன்னக்கி என்ன நடந்துச்சு? ஒங்க பசங்கள கூப்ட்டு நீங்களே கேளுங்க! அ பள்ளிகள்ல என்னென்ன மாரி செயல்கள் நடந்துச்சு, அவுங்க ஏதா பாராட்டு வாங்கினாங்களா? இல்ல திட்டு வாங்கினாங்களா? எல்லாத்தையும் நீங்க கேட்டு எனக்கு சொல்லுங்க." அப்பிடிங்கிற ஒரு பொறுப்ப ம் மொதல்ல அவர்ட்ட குடுக்க பா ஆரம்பிச்சேங்க. அ அடுத்து வந்து அவுங்களோட படிப்புகள்ல வந்து நீங்க உள்ள போயி நீங்க சொல்லிக்குடுங்க. எல்லா நேரமும் நானே உக்காந்துட்டுருந்தா, அது அவுங்களுக்கு வந்து புரியுதா! புரியலயா! அப்பிடிங்கிறது கூட தெரியாம இருக்கும். ஏன்னா, என் நான் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறதுனால, ஒரு பயத்துலே எல்லா தலையாட்டிட்டே போயிட்டுருப்பாங்க. அ நீங்க
ம். சரிங்க, சரிங்க. ஃபோன வைங்க. நல்ல ஒரு வேலைங்க. ம். ஆம், ஆம். ஆ, சரிங்க. அ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமாமா. அது உங்களுக்கு சில டைம் வந்து என்னடா இது! அம்மா மட்டுமே இப்பிடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே! அப்பிடின்னு நம்ம வெறுப்புல கூட அவுங்க எதுவும் சொல்லாம போய் ம், ம்.
ம். ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அது ஒன்னும் எனக்கு பயமாவும் இருந்தது. அதனாலயே இவர உ தூக்கி உள்ள போட்டேன் <laughs> "நீங்களும் போய் சேந்து நின்னுக்கோங்க"அப்பிடின்ட்டு <laughs> அதற்கு அப்பறமா என் மாமனாருட்ட மாற்றம் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் எடுத்த மொதல் நடவடிக்கை என்னன்னா, என் குழந்தைகள விட்டு "தாத்தாட்ட போயிட்டு கத கேளு! அவரு வந்து நிறைய கதை உள்ள வச்சுருக்காரு. அவரோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அம்மா விட எக்கச்சக்கமா அவருக்கு தான் கதை நல்லா தெரியும். அத வந்து ஒரு படம் மாரியே சொல்லுவாரு தெரியுமா?" அப்பிடின்னு சொல்லிட்டு ஒருமாரி ஒரு பிரமிப்ப குடுத்து என் பசங்கள அனுப்பி விட்டுருவேன். <laughs>
ஆமா, ஆமா. <laughs> அ. சரிங்க, சரிங்க. ம், ம். சரி ம், சரி. <laughs> ஆ இதுகூட நல்லா தானே இருக்கு. ஆமா, எதுக்கு ஒருத்தர இ இந்த பக்கம் கோத்து உட்ரணும், இன்னொருத்தர கோத்து விட்டீங்க, கோத்து விட்டீங்க. ஆ,
ஆ <laughs> வேற வழி இல்லேங்க. நம்ம போய் நின்னு, நீ இத பண்ணணும், நீங்க இத சொல்லணும் அப்பிடின்னு சொன்னா, யாருமே செய்ய மாட்டாங்க இல்லேங்களா? அ அந்தமாரி ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்திட்டோம் அப்பிடின்னா, வேற வழியே இல்ல, வந்து உக்காந்து தானே ஆகணும், அப்பிடின்ற மாரி, <laughs> அ அந்தமாரி, என்னோட குழந்தைகள் வந்து அவர்கிட்ட அதிகமா உக்கார்ந்து கதை கேக்க ஆரம்பிச்சதுலருந்து, அந்த மொபைல் அப்பிடியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்க ஆ ஆரம்பிச்சாருங்க. அ அந்தமாரி பல சில நடவடிக்கைகள் மூலமா, என்னோட குடும்பத்துல வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்மங்க. ஆமா <laughs> அ கண்டிப்பா. மறந்துட்டாங்க. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது, நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க, இயல்பா சொன்னீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இது உங்க வீட்ல மட்டும் நடக்கிற ஒரு பஞ்சாயத்தோ! சண்டையோ! கிடையாதுங்க. எல்லார் வீட்லயும் இது ஒரு பெரிய ஒரு, ஒரு பஞ்சாயத்தா தான் ஓடிகிட்ருக்கும். ஏன்னா, நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம எடுத்ததும் நம்ம குறை சொல்லனுமான்னு கேட்டா, எனக்கு கண்டிப்பா இல்லன்தான் சொல்லணும. ஏன்னா, அவுங்களுக்கு குடுக்குற எடத்தில ஒண்ணு நம்ப தான் குடுத்திருப்போம். அ நம்ப என்ன சூழ்நிலையில குடுத்தோம் அப்பிடின்றதும் ஒண்ணு இருக்கு. அப்பிடின்னம் போது, ஆ, நம்பள அவுங்கள மாத்த வெக்குறதுக்கு தான் இப்ப ஒரு பெரிய முயற்சியே எடுக்கும்போது, நீங்க அழகா உங்க கணவர்கிட்ட வந்து அவுங்கள படிக்க வைக்குறதுக்கு ஒரு பொறுப்ப தூக்கி குடுக்கிறதாகட்டும், மாமனார், ம் மாமி உங்க மாமனார வந்து கதை சொல்றதுக்காக அவுங்கள்ட்ட ஈடுபட வச்சி அவுங்க அதாவது இந்த இடத்துல் குழந்தைங்க மட்டும் மாறல. அவுங்களும் அவுங்க 2 பேரும் சேத்து மாத்தி இருக்கீங்க அப்பிடின்றத, என்னால ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்க முடியுதுங்க. உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி.
<laughs> ஆமாங்க. ம். ம். ஆமாங்க. <chuckles> ஆ. நன்றி.